கண்டிப்பா, அது என்ன அப்படின்னு எனக்கு வந்து, அவங்க சமைக்கிறதுலேயே ஒரு அந்த ஒரு சாம்பார் தான் வைப்பாங்க, எங்க வீட்ல வைக்கிறத விட, அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இதுவா இருக்கும், நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எங்க அத்தை வீட்டுக்குலாம் போவோம். நான் போகும்போதே சொல்லிடுவேன். மொ இங்கேருந்து ஒரு லெட்டர் தான் அப்போலாம் போடுவோம், ஃபோன்லாம் இல்லை, இல்லையா? எங்க அம்மா வந்து லெட்டர் போடுவாங்க. "இனிமே நாங்கலாம் இந்த தேதியில கிளம்பி வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருப்பாங்க, நான் கடைசியில நான் ஒரு வரி எழுதிடுவேன் கீழ, அத்தை எனக்காக கொஞ்சம் சாம்பார் தனியா வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா எழுதிருவேன், அதில. எங்க
ஆஹா! புரியுதுங்க. ஆமாங்க. <laughs> ஒரு 10 நாள் முன்னாடியே செஞ்சு வைக்க முடியுமா, அதுக்காக? <laughs>
அந்த லெட் என்னைக்கு நாங்க வரோமோ, அன்னைக்கு போயி அது தெரியாது எனக்கு அப்பெல்லாம். அ அந்த, ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருப்போம், ஒரு மூணாவதோ நாலாவதோ அந்த வயசுல தான் இருப்போம்.
<laughs> புரியுதுங்க புரியுதுங்க. புரியுது, புரியுது. அது ஒரு இது இரு நகைச்சுவைக்காக சொன்னேங்க.
ஆ அந்த வயசில என்ன பண்ணுவேனா, "அத்தை எனக்காக சாம்பார் மட்டும் செஞ்சிருங்க, நான் வர்ற அன்னைக்கு" அப்படினு போட்டுருவேன். அவங்க என்னைய பார்த்த உடனேயே
புரியுதுங்க. அதில அவங்க பண்ணுறதிலேயே, ஒரு குறிப்பிட்ட சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும், இல்லையா? அதான் குறிப்பிட்ட காய் போட்ட ஒரு சாம்பார்.
ஆ. கண்டிப்பா. அது என்ன காய்ன்னு எனக்கு இப்ப கூட ஞாபகம் இல்ல. ஆனா, எங்க அத்தை சாம்பார் வச்சுட்டாங்க. அப்படின்னா, அந்த நான் ஒரு 2, 3 நாள் தான் இருப்போம், எங்க அத்தை வீட்டில. அடுத்த நாள் வந்து, அவுங்க வேற ஏதாவது குழம்பு வைப்பாங்க, "அத்தை எனக்கு மட்டும் கொஞ்சம் சாம்பார் குடுங்களேன்." அப்படின்ற "ஏய்! அந்த மாரிலாம் இல்லைமா." அப்படின்னுவாங்க. "இல்ல, இல்ல. எனக்கு மட்டும் கொஞ்சமா நீங்க சாம்பார் வச்சு குடுங்க." நான் ஊருக்கு வர்ற வரைக்குமே அந்த வீட்ல சாம்பார் மட்டும் தான் வைப்பாங்க, எங்க அத்தை. வேற மாத்தியே சமைக்க விடமாட்டேன், எங்க அத்தையை. அந்த மாதிரி அத்
புரியுதுங்க. ஆஹா! புரியுதுங்க புரியுது. அவ்வளோ அவ்வளோ பாசமாவும் பண்ணி குடுத்திருக்காங்க, பாருங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா, அது ரொம்ப ஒரு பாசமாதான் செய்வாங்க, அவுங்க. ஏன்? அதே மாரி பார்த்தீங்கனா, எங்க அத்தை அதே மாரி ஒரு சர்க்கரை பொங்கல்னு ஒண்ணு பண்ணுவாங்க, அது வந்து என்ன ஒரு அ மாத்தி யார் பண்ணிபாத்து எவ்வளோ சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டு பார்த்து இருக்கேன், நான். எங்க அத்தை பண்ணி அந்த சக்கரை பொங்கல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்னால எந்த ஒரு ருசி வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அதுதான் உண்மை எனக்கு. <chuckles>
ஆஹா! அவங்க கோவிலுக்குமா பண்ணிக் குடுப்பாங்களா? அந்த மாரி.
நிச்சியமா, நிச்சியமா. கோவிலுக்கும் அவங்க தனியா செய்வாங்க. அதுதான்.
ஆ. அதனாலதாங்க, அதனால் தான், அவங்க கைப்பக்குவம் அப்படி இருக்கு.

கண்டிப்பா. கோவிலுக்குன்னு காலையில அந்தவங்க வந்து 4லிருந்து 4 1/2க்குள்ள செஞ்சு, அவங்க அதுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு தனியா போய் அங்க பக்கத்தில ஒரு ஆறு ஓடிட்டிருக்கு. அந்த ஆத்திலிருந்து தண்ணிய எடுத்துட்டு வந்து தான் அந்த சர்க்கர பொங்கல் செய்வாங்க அவங்க. அதுல செஞ்சு அந்த அந்த கோவிலுக்குனு தனியா, அவங்க கணவர்ட குடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த இதுதான் ச இதுதான் வந்து எங்களுக்குன்னு செஞ்சு குடுக்கிற சர்க்கர பொங்கலா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு ருசி வேற யார்கிட்டயுமே என்னால எதிரே பார்க்க முடியல. எங்க அப்பா கூட சமப்பாங்க, எங்க அம்மாவும் சமப்பாங்க. ஆனா, 2 பேர்கிட்டயுமே எனக்கு அந்த ருசி கெடைக்கல. அந்த ஊருக்கு போனாலே அந்த ஆறு, அந்த சர்க்கர பொங்கல், அந்த சாம்பார் இத வந்து என்னைக்குமே மறக்கவே முடியாது. அதே மாரி எங்கப்பா வந்து என்ன சமைப்பார் அப்படினா புளி சாதம். எங்க புளி சாதம் பண்றதில எங்கப்பாவ மிஞ்ச ஆளே இல்லன்ற மாரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கப்பா பண்ற புளி சாதம். இப்ப கூட அ எங்க என் மகன்கிட்ட பையங்கிட்ட நான் சொல்லுவே எனக்கு புளி சாதம்னா எங்கப்பா செய்ற புளி சாதம் தான் அப்படினுவேனா. உடனே அம்மா நீங்களும் அந்த மாரி முயற்சி பண்ணி பாருங்களேன்மா அப்படினுவான். நானும் எத்தனையோ
ஆஹா! புரியுதுங்க. புரியுது. புரியுதுங்க, புரியுது. புரியுதுங்க, எனக்கு. இங்க. ஆஹா! ஆஹ! அதாவது இந்த புளி, புளி காய்ச்சல காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அத வந்து இது பண்ணி.
கண்டிப்பா. அது வந்து அதுக்கப்புறம் நானும் எத்தனையோ முற நானும் செஞ்சு பார்த்துட்டேன். அந்த ரெ ருசி கெடைக்கல எனக்கு. ஆனா என் குடும்பத்தில ச அ.
புரியுதுங்க, புரியுது. என்னால ப அத வந்து இது பண்ண முடியுது. நீங்க சொல்ல, சொல்ல எனக்கு நாக்குல வந்து தண்ணி தான் ஊறுது.
கண்டிப்பா. கண்டிப்பா. அதே பார்த்தீங்கனா, நா நான் சமைக்கிறது என் பையன் வந்து நல்லா இருக்கும்மா அப்படினு சொல்லிட்டு தான் சாப்பிட்றான். ஆனாலும் எனக்கு எங்கப்பா செஞ்ச புளி சாதம் மாரி வரலடா அப்படினுவேன். என்ன அம்மா இப்படி சொல்றீங்க, நல்லா தானம்மா இருக்கு, அப்படினு அவன் கேட்கிற மாதிரில்லா இருக்கும் ஒரு ஒரு சமயம்.
புரியுதுங்க. புரியுதுங்க. அதாவது நமக்கு வந்து நாம உன்னும் நல்ல சாப்பாடா சாப்ட்டு வளர்ந்ததனால, நமக்கு அது வந்து ஒரு
ஆமா. கண்டிப்பா. நம்ம சமைக்கிற சாப்பாடு நமக்கு புடிக்கல. இருந்தாலும் விட் விட்டுக் குடுக்க முடியாதுல்ல. இருந்தாலும் உங்க அம்மா, நான் ச என் பையங்கிட்ட சொல்லிடுவேன். உங்கம்மா சமைக்கிற மாதிரி யாராலுமே வர முடியாதுடா அப்படின்றுவே. என்னம்மா இப்ப தான் உங்கப்பா சமச்சது தான் நல்லா இருக்குனீங்க. அதுக்குள்ள நீங்க சமச்சது தான் நல்லா இருக்குன்றீங்க அப்படின்றுவா அவன் உடனே.
புரியுது. ஆமா. புரியுதுங்க, புரியுது. அதெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. சொன்னா அனுபவிக்கணும். ஆராய கூடாது.
அ, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமா. அதே மாரி எங்கம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இனிப்பு வகை செய்றதில ரொம்ப அருமையாவே பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த தீ ஆமா. தீவாளி அப்டின்னு வந்துட்டாலே எங்கம்மா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுருவாங்க. குறிப்பா அவங்க வந்து ஒரு லட்டுன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா! எந்த கடையிலயுமே அந்த மாரி ஒரு ருசி கெடச்சதில்ல. நானும்
இந்த பக்ஷணம்னு சொல்வாங்களே அதுவா? புரியுதுங்க. ஆஹ. இந்த பச்சை கல்பூரேல்லாம் போட்டு.

எதேர்ச்சையா யாரோ மாடிக்கு வந்திருக்கிறாங்க. எங்க உறவினர்கள்ல ஒருத்தர் தான். ஏ அவரு போய் கீழே போய்ட்டு எங்க அம்மா, அப்பா அங்க தேடுறாங்க இல்லையா? எல்லோரும் கொழந்தைங்கள கானோண்ட்டு, எல்லார்கிட்டயும் சொல்லி, எல்லாரும் வந்தாங்க மேலே. எங்க அம்மா வந்தோன்னே இவ்வளோ அடியே போட்டாங்க எங்க அம்மாலாம், நீங்க மைசூர் பாக்கு தானே சாப்பிட்டீங்க, அத கீழே எங்கேயாகிலும் உக்காந்தி என் கண்ணு முன்னாடி சாப்பிடுறதுக்கு என்ன? அதும் கல்யாண மண்டபத்தில யாராவது மாடியில தனியா வந்து உக்காருவாங்களா? அப்ப கூட கையில ஒரு 2 மைசூர் பாக்கு வச்சிருந்தேன், நான் எடுத்து என் முதுகு பின்னாடி ஒளிச்சு வச்சிகிட்டு, எங்க அம்மால்ல, "என்னத்த ஒழிச்சு வச்சிருக்க, காட்டு என்னத்தையோ வச்சிருக்க நீ காட்டு" காட்டுன்றாங்க. "ஒண்ணும் இல்லங்கமா, ஒண்ணும் இல்லங்கமா" அப்படினு, "என்னதான் வச்சிருக்க? காட்டேன்" அப்படினு, அப்புறம் பாத்தா 2 கையிலும் மைசூர் பாக்கை ஒளிச்சு வச்சிருந்தேன். அதுக்கும் அடி சி
ஆஹ. வேற வந் திட்டினாங்களா? இல்ல அப்படி போடுங்க. ஆ. அது அம்மா வந்து சிரிச்சு சிரிப்பு வந்திருக்கும் அம்மாக்கு.
சிரிப்பு ஒரு பக்கம், கோவம் அவங்களுக்கு தாங்கல, ஏனா கிட்டத்தட்ட அந்த தெருவே தேடி இருக்காங்க, குழந்தைகளை காணோம் அப்படினு சொல்ட்டு.
புரியுதுங்க ஆமா, அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லியா! கொழந்தைகள்னா, பயம் இருக்குமே.
கண்டிப்பா. இருக்கருதிலேயே நான்தான் அதில பெரியவன், மூனாவதோ நாளவதோ படிக்கிறேன். அதுக்கு அடுத்து எல்லாமே, சின்ன சின்ன கொழந்தைங்க 5 பேரும், "அஞ்சு, ஆறு கொழந்தைங்களும் காணோம்" அப்படினோனே பெற்றோர்கள் எல்லாம் எங்க அம்மா, எங்க சித்தி எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டுருக்காங்க, நாங்க
ஆஹா. புரியுதுங்க. ஆமா உண்ம தானுங்களே அது அது தானே அந்த பதற்றம் இருக்க தானே செய்யும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அத்தை, இன்னும் இருக்காங்களா? அவுங்ககிட்ட நீங்க போய்ட்டு சாப்டுறீங்களா?
கண்டிப்பா ஆ, ஆமா. நல்லா, நல்லா இருக்கன் இல்ல, இப்போ நான் போ முடியல. எனக்கு திருமணம் ஆனதுலேருந்து அவுங்க கிட்ட போறது இல்ல, ஆனா அவங்க நல்லா தான் இருக்காங்க. இன்னிக்கு வரைக்கும் நல்லா சமைக்கிறாங்க. எங்க அப்பாலாம் ஊருக்கு போனா, இப்பியும் சொல்லுவாங்களாம். "உன் பெரிய பொண்ணு வந்தா தான் வந்து, சாம்பார் வச்சு வச்சு கேப்பா, இப்போ அவ தான் வரதில்லை." அப்டின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்களாம், சொல்லிட்டு.
ஆஹா. ஆஹ. புரியுது, புரியுது, ஆனா நீங்க மிஸ் பண்றீங்களா? இது "என்னிக்காவது நம்ம போய் பாக்கனும்" அப்டின்ற ஒரு ஆசை.
அவுங்களுக்கு எப்படியும் நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமா, நெறையவே இருக்கு. அந்த ஊர் பக்கம் என்னால போ முடியல. அந்த கிராமத்துககு. போனோம்னா, கண்டிப்பா அந்த கோயில், அந்த ஆறு, எங்க அத்தை, எங்க சாம்பார், இது எ சக்கரை பொங்கல் அவுங்களோடது. இது எதையுமே மிஸ் பண்ணாத, முடிச்சிட்டு தான் வரணும் ஒரு ரவுண்ட்டு. அப்டின்றது இருக்கு, ஆனா என்னால போ முடில.
கண்டிப்பாங்க. ஆஹா. கண்டிப்பா அது நட- நடக்கனுன்னு நான் வேண்டிக்கிறேங்க, ஆண்டவன் அதுக்கான அருள புரியனும் உங்களுக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. நன்றி, நன்றி. அதுக்கு அப்புறம் அந்த மண்டபத்தில மாடில அடி வாங்குனோமா! எல்லாரும் கீழ வந்துட்டோம். அப்டியும் நான் அந்த மைசூர் பாக்க கீழ விடல. அந்த தட்ட எடுத்துட்டு போயிட்டு, அந்த தாத்தா கிட்ட குடுத்துட்டு, தாத்தா உங்க மைசூர் பாக்க எல்லாரும் கேக்கறாங்க, அதாவது எங்கள காணோன்னு நான் சொல்லல, தேடுனாங்கனும் நான் சொல்லல அந்த தாத்தா கிட்ட ஏனா அவரும் ரொம்ப தெரிஞ்ச உறவினர் தான் அவரும், தாத்தா உங்க மைசூர்
ஆ ஆ. அவருக்கு ஆனா விஷயம் தெரியாம இருக்காதுல்ல!